சரி. ம்.
ஆ அப்போ பண பிரச்சனை தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டாங்க. என்ன கூப்பிட்டு கேட்டாங்க "உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? இவ்வளவுதானே இத புடி." அப்டின்னு சொல்லிட்டு எடுத்து தந்தாங்க. வாங்குறதுக்கு எனக்கு மனசே வரல <chuckles> உண்மையை சொல்லனும்னா.
ம். ஆமா. அது ஒரு மாரி நமக்கு கலக்கமா இருக்குல்ல. அதாவது பிரச்சனையில இருக்கும்ங்கிறது வேற. ஆனா அவங்க கழுத்தில போட்டுருக்கிறத கழட்டி தர்றாங்க அப்டிங்கிறது நமக்கு ஒரு மாரி ரொம்ப உறுத்தும் இல்லைங்களா? இந்த இதுல.
ஆஹா ஆமாங்க அதாவது அது அது அந்த கண்ணீரே வந்துருச்சு அந்த நேரத்தில எனக்கு. அதாவது என்னுடைய தாயார் என்ன செய்வாங்களோ, அது அது அந்த இடத்துல இருந்து ஒரு மாமியார் செய்யும்போது அவங்க உண்மையிலேயே அந்த மருமகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம்.
ஆ புரியுது. ஆமா, சரியா அது உங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாரி ஆச்சு இல்லையா? பரவாயில்ல நம்மளையும் வந்து அவுங்க வந்து அவுங்க பிள்ளையா பார்க்கிற மாரி தான் பார்க்கிறாங்க அப்டின்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருக்கு இல்லைங்களா? இந்த.
ஆமாங்க. அப்ப வந்து கண்டிப்பா வந்து அந்த உறவுதாங்க அந்த பணத்துக்காக வந்து, பணத்த விட்டு குடுத்துட்டு அவங்களும் வந்து அந்த உறவ வந்து, அவுங்க ரொம்ப மதிச்சாங்க அந்த நேரத்தில. ஆ.
இது அதாவது இந்த இடத்தில வந்து அவுங்களும் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதாவது முயற்சி எடுக்கிறாங்கங்கிறத விட க கேட்டு கூட சில பேர் பண்ணமாட்டாங்க. கேட்காமயே அவங்க வந்து சொல்றாங்க செய்றாங்க அப்டின்கிறப்ப உங்களுக்கு அதில வந்து ஒரு புரிதல் ஏற்படுது இல்லைங்களா? இந்த இதுல.
ஆமாங்க. ஆமாங்க இது எப்டின்னா நான் வந்து நான் சொன்னேன் தெரியுமா? இந்த வயசானவங்களுக்குல்லாம் வந்து எப்பவும் இந்த தொடர் பார்க்கிற பிரச்சனை நெறைய இருக்கும்.
ஆமாங்க. இப்ப காலையில இருந்து இரவு முழுவதும் உட்கார்ந்து பார்த்துன்னே இருப்பாங்க அதைத் தொடர்ந்து இல்லைங்களா?
அந்த தொடர். <coughs> போட்ட தொடரயே திருப்பி அடுத்த நாள் போடும்போது பார்த்துக்கிட்டு இருப்பாய்ங்க இல்லையா? <laughs> அப்டி இருக்கும்போது நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் வந்து சமையல் அறைக்குள்ளே போறேன், இந்த பக்கம் வர்றேன், அந்த பக்கம் போறேன், புள்ளைய் கூட்டிட்டு வர போறேன், எந்நேரம் அதே அப்டி பார்க்குறாங்க.
<laughs> ஆமா ஆமா ஆமா. சரி. அதாவது இந்த மன ஓட்டத்தில என்ன பண்றதுன்னு தெரியாம கலக்கமா நீங்க சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்களா?
இல்ல நான் என் மனோட்ட தெரியாது என் மனசுலேயே தான் ஓடுது என்ன பண்ண? ஏன் இத இப்படி பண்றாங்க இவங்க? ஏன் இதுலேயே முழுகிட்டு இருக்காங்கன்னு நான் யோசிச்சேன். அப் ஆமா அவங்கள பத்தி நான் யோசிச்சபோது அப்போ எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு ஏதோ பிரச்சன இருக்குது. அப்போ வந்து நம்ம பேசி தீர்க்கணும் அவங்களுக்கான நேரம், சமயம் ஒதுக்கிடணும், அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு.
சரி சரி அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க. சரி ம். ம். புரியுது.